அப்ப, நான் என்ன நினைக்கணும்னா 'லெட் தேம்' ஃப்ரீயா வுடு, யாரையும் நம்ம மாத்த முடியாது. அவங்க அவங்களாவே இருக்கட்டும். இப்ப நம்ம சொன்னதால ஒருத்தங்க மாற போவாங்களா? இல்ல.
ஆமா, ம். ம். அழகா சொன்னீங்க. ம். ம்.
அப்படி மாறுனது கேட்டா நம்ம என்ன கடவுளா? <chuckles> ஒன்னும் இல்ல.
ஆனா நான் இந்த வார்த்தைய வந்து அடிக்கடி, என்னுடைய மனதில வந்து நான் நினைச்சிட்டே இருப்பேன். நீங்க இப்ப சொன்னீங்க பார்த்தீங்களா? இத வந்து ஒன்னுமே மாத்த முடியாது, ஏன்னா நான் நம்ம வந்து இவங்களோட வாழ்க்கைய கழிக்கணுன்னு ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, அப்ப அவர வந்து போட்டு "நம்ம ஏன் இப்படி இருக்கீங்க, இருக்கீங்கன்ற போது, அவங்க நம்ம மேல பழி சுமத்த, திரும்ப நம்ம அதுக்கு வந்து வாத பொருளா அந்த இடத்துல ஆக்கிட்டு நம்மள நம்மளயே இழக்கிறதுக்கு பதிலா, அ, சில சமயம், "இப்படிதான், இப்படிதான்" அப்படின்ட்டு நம்ம அந்த இவங்க இப்படி தான், இவங்கள ஒன்னும் பண்ண முடியாது. அப்படின்றத வந்து நம்ம மனசுக்குள்ளயே, அழுத்தமா சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு நகண்டுட்டோம்னா அந்த ஒரு இது, கொஞ்சம் நமக்கு நம்ம அதுல இருந்து தப்பிச்சுக்கிற மாதிரி இருக்கு இல்லயா?
அ. கண்டிப்பா. ரொம்ப அழகாவே சொன்னீங்க. இது வந்து நான் புத்தகத்துலருந்து கத்துக்கிட்டேன். நீங்க வாழ்க்கை அனுபவத்திலிருந்து கத்துக்கிறீங்க. இது ரொம்ப ஒரு பெரிய வேர்டுங்க அது எப்படின்னா, உண்மயாலுமே நான் இது வந்து சில டைம் கோவப்படுறது கம்மி பண்ணிட்டேன். எப்படின்னா, சரி, ஓகே. இப்ப ஒரு சில எடுத்துக்கலாம் நம்ம கண்டிப்பா குடும்பம் ஆயிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணாலுமே பிரச்சனை வரும். சில டைம் நல்லது பண்ணா பிரச்சனை வரும். சில டைம் நல்லது பண்ணாம இருந்தா பிரச்சனை வரும். இத வந்து என் மனைவிக்கு நான் நிறைய உதவிலாம் பண்ணுவேன். அப்ப கூட வந்து எதனாச்சும் ஒரு உதவி பண்ணும்போது கூட, அவங்க கோவப்பட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா மாரி 'ஷார்ட் டெம்பர்' அவங்க.
ம். ஆமாங்க. ம். ம். ம். ம். ம். ஓ, ம்.
ஒரு சில ரத்தத்திலயே வரும் ஊறி. <chuckles> ஒருத்தவங்க உண்மயாலுமே வரும். இல்ல ஒருத்தவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மாறும். அப்ப நம்ம வந்து எல்லாமே அத நான் ஏற்கனவே சொன்னேன்லங்க ஒரு சூழ்நிலைகள் அவங்கள அது மாரி மாத்தும்.
<laughs> அ. ம். அ. ம்.
அப்ப வந்து நம்ம அவங்கள வந்து ஏத்துக்கணும். சரி விடு, ஒன்னும் மாறப்போறதில்ல. அவங்க அவங்களாவே இருக்கட்டுமே! என்னா தப்பு இப்ப. இப்ப ஒன்னும் இல்ல, நம்ம என்ன கலெக்டர் வேல பார்க்குறோமா? இல்ல வந்து ஏதனா கோவப்பட்டா நம்மளுக்கு வந்து ஒரு 500 கோடி லாஸ் ஆகுதுன்னு சொல்ல போறமா? நம்ம கோவப்பட்டா நம்ம உடம்புக்கு தான் கெடுதியே தவிர
ம். ம். <chuckles> ம். அ.